வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசலாம். அ நம்ம வாய் தான! அது யாரா இருந்தா நமக்கு என்ன? நம்ம பேசி விட்டுப் போய்க்கிட்டே இருக்கலாம் அப்பிடின்றமாரி பேசுவாங்க. நான் அதுதான் சொன்னேன். நானே நான் எனக்கே எங்க அப்பா அம்மாவே இனிமேட்டு வேலைக்கு அனுப்ப விருப்பம் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் அவுங்கள நல்லா பாத்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நானும் வேலைக்குப் போகமாட்டேன். நான் வீட்ல உக்காந்துக்கிறேன். எங்க 3 பேருக்கான செலவ நீங்கத் துணிமணி வாங்கிக் கொடுக்குறதுல இருந்து சரி சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லாத்தையும் நீங்கப் பாத்துக்கோங்க. நானும் வெளிய போணுன்னு எனக்கு ஆசை கிடையாது. வீட்ல உக்காந்து படுத்துத் தூங்குவேன் அப்பிடின்றமாரி சொன்னேன்.
என்னவேணாலும் பேசுறது, ம், ஆமா. ம்ஹ்ம். சரி பிறகு என்ன? ஆ. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ஆம். இதெல்லாம் ஆக்ஷூலா இது ஒரு அடிப்படை புரிதல்தானே! ஒரு குடும்பம் இருக்கு. ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். அப்பிடின்ற பட்சத்தில அவுங்கட்டதான் அந்தப் பிள்ள குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்க முடியும். வேற ஒருத்தன்னா, சம்பாதிச்சு கொடுக்க முடியும் இல்லயா! அதப் பத்தி சிந்திக்காம பேசிக்கிற விதம் பாருங்களேன். ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா ம். ஆமா, கண்டிப்பா. அ அட பாருங்கங்க, அவுங்க வீட்டுல இருக்க பொண் பிள்ளைங்கள எல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சுருக்காங்க. அப்போ நம்ம மட்டும் போனா என்ன சொல்லுங்க?
ஆஹா! அழகு.